எவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடுவாங்கல்ல. தன் ஓ உசர கூட பணையம் வச்சு இப்ப நடக்கிற மாரி தானே இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கயில. இந்த பாக்ஸிங்ல இருக்கிற மாரி என்ன?
ம். ரொம்ப ரொம்ப. கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஆமாங்க. அதாவது எவ்வளோதான் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா விளையாண்டாலும் சில சமயங்கள்ல நம்மளையே மீறி வந்து எங்கேயாவது பட்ரும். இது இந்த மாதிரி மேட்ச் அந்த மேட்ச் போயிட்டு இருந்துச்சுங்க.
ம். கண்டிப்பா கண்டிப்பா. சரி.
மேட்சல அந்த மேட்சல வெற்றி.
அந்த பால் லாம் நீங்க தொட்டு பார்த்தீங்களா?
ஆ அப்பலாம் அவ அத தொட்டு பார்கிறப்போ கெடைக்கிற ஒரு சந்தோஷம்லாம் இருக்கு பாருங்க. பேட்ட வந்து அ. அதுக்கு முன்னாடி விள இந்த சாதாரண பந்துல விளையாடுற பேட்டுக்கும், இந்த கிரிக்கெட் விளையாடுற இந்த பந்துல விளையாடுற பேட்டுக்கும், நெறைய வித்தியாசம் இருக்கும். இந்த பேட்டு பயங்கர வெயிட்டா இருக்குங்க.
ம். ஓ! அதெல்லாம் தூக்கி அடிக்கணும்ல சரி. ம். ம்.
ஆ ஆமாங்க. எல்லாம் வந்து 11 ஆம் வகுப்பு, 12ம் வகுப்பு படிக்கும் அண்ணனுங்க தான் அப்போலாம் அந்த டீம்ல இருந்தாங்க. ஸ்கூல் டீம்ல. ஏன்னா 1000 பேர் இருக்காங்கன்னா, அதுல நல்லா விளையாட்ற 11 பேர்
சரி. ம். உங்களுக்கு என்ன நீங்க என்ன படிப்பு அப்ப படிச்சீங்க?
6ம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேங்க.
அடேயப்பா! 6 வதுலயே போயி்டீங்களாங்க. சரி சரி.
ஆமா கிரவுண்டுக்கு எனக்கும் ஒரு ஆர்வம் கிரிக்கெட் மேல
ம், ம்.
அப்புறம் என்ன ஆயிடுச்சு மேட்ச வந்து ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சோனா. ஆமாங்க. நாங்க எங்க டீம் ஜெயிச்சிருச்சுங்க. ஜெயிச்ச உடனே அன்னைக்கு சாயந்திரம் 3 மணிக்கு இன்னொரு இட ஊருக்கு போயிட்டு. ஸ்கூல் டீம கூட்டிட்டு பிடி சார் வந்து கெளம்பணும். அங்க போய் மேட்ச் இருக்கு அப்டிங்கிறாரு. நாங்களா, பிடி சார் பிடி சாருக்கு வந்து எங்க கொஞ்சம் நல்ல பழக்கங்க.
ம். ஜெயிச்சுட்டாங்க. ம். சரி. சரி. ம். சரி. சரி.
பழக்கம்னா, அதாவது நாங்க பி.டி சார்ட்டா நல்லா பழகுவோன்னு வச்சுக்கங்களேன். வேற எந்த பழக்கமும் கெடையாது. அப்படி இருக்கும்போது நாங்க ஒரு 4், 5 பேரு வந்து சார் சார் நாங்களும் வரோங் சார் எப்டியாவது கூட்டு போங்கோன்னா. அதெல்லாம். க வந்து எச்.எம் வந்து விடமாட்டாரு. அதெல்லாம் நீங்க வரக்கூடாது. இருங்க அப்டின்ட்டாங்க. எங்களுக்கா எங்களுக்கு அதாவது மதியம் வந்து அது சாப்பாட்டு டைம் இருக்கு பாருங்க.
சரி. ம். ம். சரி. சரி.

ஆமா.
அப்ப வந்து ம மத்தியத்துல இந்த 1/2 மணி நேரம் ஆ சாப்பாட்டு டைமுக்கு விடுவாங்கல்ல, பெல் அடிச்சு. அப்ப பாதி பக்கத்துல இருக்கிறவங்கலாம் வீட்ல போய் சாப்புட்டு வருவாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணோம். பேக்க எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வீட்ல குடுக்கல. என் ஃப்ரெண்ட் வீட்ல ஒரு 4, 5 பேர் வச்சுட்டு. நாங்க வந்து கையில இருக்கிற காசெல்லாம் எங்களுக்குள்ள இருக்க காசெல்லாம் வச்சு அந்த டீம் கூடயோ, அந்த அண்ணன்ங்க கூடயோ நாங்களும் பஸ் ஏறி போய்ட்டோங்க.
ஆமா, கண்டிப்பா. ம். ம். சரி. அப்படியா? சார் ஒண்ணும் திட்டலையா?
அவருக்கு தெரியல. ஏன்னா அவரு வந்து டூவீலர்ல வந்துட்டாருங்க.
ஓ! சரி.
பஸ்ல வந்ததுனால அவருனால கண்டுபிடிக்க முடியலங்க. அ அங்க போயிட்டோங்க. அங்க போயிட்டு, அங்க அந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கும்போது. அ அதாவது நாங்க வந்து ஸ்கூ அந்த ஸ்கூல்வோட முன் கேட்டு வழியா நாங்க வராம பின்பக்கமா வந்தோம். ஏன்னா வந்து பீடி சார் கண்டுபிடிச்சுருவாரு. அப்படின்னு நான் சண்ட வந்து அடிச்சுருவாரு. அப்டின்ட்டு பயந்துகிட்டு அ பின்பக்கமான ஒரு வழியில வந்து, மேட்ச் பார்த்துக்கிட்டுந்தோங்க. அந்த சைடு ஓரமா நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி வந்ததுல என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்கூல்லோட பீடி சார் வந்து அ யூனிஃபார்ம்ல வந்த பசங்கள்லாம் பார்த்து எங்க பீடி சார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி, எங்கள எல்லாத்தையும் குச்ச வச்சு வெளு வெளுன்னு வெளுத்து
ம். ம். சரி, சரி. ம். சரி. சரி. ம். ம். ஐயய்யோ! ம். அச்சச்சோ! <laughs>
பயங்கர அடிங்க. என்னடா மேட்ச் பார்க்க வந்ததுக்கு "எப்படி நீங்க வரலாம்? நான் தான் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல"
ம். ம்.
அப்டின்னு சொல்லி, கடைசியில அந்த அந்த மேட்ச் வந்து எங்க டீம் தோத்துருச்சுங்க. தோத்தது ஒரு கவல, பீடி சார்ட அடி வாங்குனது ஒரு கவல.
ஐய்யய்யோ! அப் ம். அடடா! சரி.
அது வந்து மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா அந்த வய அந்த வயசுல எப்படிதான் எனக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு தெரல. நாங்கலாம் ஒரு அந்த ஒரு ஆ.
அதான 6வது தான் படிக்கிறீங்க. அந்த இந்த கிரிக்கெட்ல உள்ள விளையாட்டுல்ல ஒரு ஆர்வோம்ல்ல?
ஆ, ஆமாங்க. ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆமாங்க. அப் அப்ப ஆரம்பிச்ச வாழ்க்கைங்க அந்த கிரிக்கெட்டு. அதுக்கப்புறம் கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு கிரிக்கெட்டுன்னு ஒரு 15 வருஷங்கள்ல கிரிக்கெட் கிரிக்கெட்ட சுத்தியே வாழ்க்க ஓடி போயிடுச்சுங்க.
ம். ம். அப்படியா? நீங்க விளையாண்டுருக்கீங்களா? டீம்லல்லாம் நீங்க சேர்ந்து ஜெயிச்சிருக்கீங்களா?
நான் அந்த பள்ளியில வந்து நான் 12ஆம் வகுப்பு படிக்கல. இன்னொரு பள்ளியில வந்து, 11 ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிச்சேன். அந்த பள்ளியில இருந்து மாவட்ட அளவிலான போட்டியில ஆ நான் விள விளையாடி விளையாடி அ 11 ஆம் வகுப்பும், 12 வகுப்புல வந்து மாவட்ட அளவில நாங்க ஒரு 4 முறை வந்து, வின்னர் ஆனோங்க. அந்த தொடர்ல ஆமாங்க.
சரி. ம். பரவால பரவால்லங்க ஜெயச்சுட்டீங்களா? பரவால்ல. அதான் அந்த ஆர்வந்தான் உங்கள வந்து நான் அந்த 6 வகுப்பு படிக்கும் போதே உங்கள கூட்டி இழுத்துட்டு போயிருக்கு. அ.
ஆமாங்க. அப்ப என் ஒரு பயம் ப ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க? என்ன ஒரு எதுவுமே யோசிக்கலங்க. எங்க எங்களோட ஆச. மேட்ச போய் பார்க்கணும். ஏன்னா, இது எங்களுக்கு ரொம்ப புடிச்சு போச்சுங்க. அந்த மி அந்த அதாவது நம்ம டிவில பா டிவில பார்த்து ரசிப்போம். நேர்ல பார்த்து ரசிக்கும்போது அந்த பாலுக்கு வந்து இத்தன பாலுக்கு இவ்வளோ அடிக்கணும். இந்த, இந்த அண்ணன் வந்து 6 அடிப்பாரு. இந்த அண்ணன் வந்து 4 அடிப்பாரு. அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இருக்கு பாருங்க. இந்த ஆர்வம் வந்து எங்கள அப்படியே தொத்திக்கிச்சு. வி விடக்கூடாதுடா.
ம். ம். சரி. ஆமா. கண்டிப்பா. ஆமா. அந்த டீமே போனீங்களா நீங்க? அந்த உங்களோட வந்தாங்கள்ல பார்கறதுக்கெல்லாம் 6 வயசுல 6ஆவது படிக்க வரும் அந்த டீம் ஃபுல்லாவே நீங்க போனீங்களா?
இல்ல. நான் அதாவது 6 வகு ஆஹன் அந்த அந்த பசங்கலாம் வந்து ஸ்கூல் மாறி போய்ட்டாங்க.
ஆமா. அந்த பள்ளியே வேற நீங்க வேற பள்ளிக்கு வந்துட்டீங்க. ம், ம். அதனால, வேற பள்ளிக்கு வந்து உங்களுடைய விஷயத்த வந்து ப அப்படியே நீங்க தொடர்ச்சியா அத பார்த்து அ பிராக்டிஸ் வந்து யார் குடுத்தா உங்களுக்கு அந்த பீடி சார் தானா?
நான் ஆ நான் வேற பள்ளிக்கு போயி்ட்டேங்க. நான் வேற பள்ளி